இப்போ, இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான இந்த தொழில்நுட்ப வள வளர்ச்சியினால அ நெறைய இந்த வீடியோ அழைப்புகள் தான் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம், இல்லையா? நேரடியா போய் ஏன்னா வெளிநாட்டில இருக்கவவங்க கூட கூட நேரடியா நம்மளால இங்க தொடர்பு கொண்டு தொழில் ரீதியாகவோ, இல்ல படிப்பு ரீதியாகவோ வந்து நம்மளால தொடர்பு கொள்ள முடியுது. அந்த மாரி நேரங்கள்ல வந்து இந்த மெட் மீட்டிங்குன்னு சொல்லுவாங்கல்லையா, கூட்டங்கள். அதுன்றது எந்தெந்த மாரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு? ஏன்னா நம்ம, வீடியோ அல்லாத ஃபோன்ல மட்டும் நம்ம பேசும்போது, அதுக்கு வந்து நம்மளுடைய செட்டப்லாம் இருக்க தேவை கிடையாது இல்லையா? அப்போ, இதை பத்தின உங்களுடைய அணுகுமுறைன்றது என்னது?
சொல்லுங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப் ஆமாங்க, ஆமா. ஆ இதுல அ ஒரு சில டிசிப்ளின் வந்து ஏறியிருக்கு, ஒரு சில டிசிப்ளின் இறங்கியிருக்கு. டிசிப்ளின்னா கட்டுப்பாடு, அது நமக்குள்ள நாம விதிச்சுக்கிற கட்டுப்பாடுகள். அது கொஞ்சம் நல்லா எ நல்லாவே வந்து முன்னேறி இருக்கிறோம். ஒரு சில கட்டுப்பாடுகள் நம்ம நல்லா தளர்த்தியிருக்குறோம். அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், இப்போ வந்து அ அந்த காலத்தில அப்படின்னா, வீடியோ அழைப்புகள் அவ்வளோ எளிது கெடையாது. எப்படின்னா வந்து, "நம்ம புக் பண்ணனும், நம்ம வந்து அத வந்து ரிசர்வ் பண்ணனும்." அப்படிங்கிற மாரி. நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு செயலியும் ஆமா.
கண்டிப்பா. ம்ஹ்ம். அப்படியா! எனக்கு இது பத்தி தெரியாது. எனக்கு சொல்லுங்களேன் புக் பண்ணீட்டு வீடியோ கால்
வெப் எக்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா வெப் எக்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அத நம்ம புக் பண்ணணும். அ அதுக்கப்புறம் வந்து கான்ஃபரன்ஸ் ரூமுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அத நம்ம புக் பண்ணணும். அது இருக்கணும் அவைலபிளா இருக்கணும். அது இருந்தால் மட்டும் தான், நம்ம வந்து அங்க போய் உட்காந்து நம்ம அத நம்ம வந்து சார்ந்து இருக்கணும். அதுவும் அந்த காலத்தில மடிக்கணினிலாம் அவ்வளோவா கெடையாது.
ஓகே. குறிப்பிட்ட இடங்கள்ல தான் அது பண்ணணுமோ? இல்ல அது அ.
ஆமா. ஒரு 2007, 8 சமயங்கள்ல, அவ்வளவா மடிக்கணினில்லாம் யூஸ் பண்ணல. அவ்வளவா உபயோகிக்கல நம்மெல்லாம். எல்லாம் எங்க பார்த்தாலும் டெஸ்க்டாப் டெஸ்க்டாப்பா தான் இருக்கும், இல்லைங்களா?
ம்ஹ்ம். கண்டிப்பா, ஆமா.

இல்ல நம்மள்லாம் 8:00 மணின்னா, 8:15க்கு க்கு தானே போவோம். அவங்க என்ன 7:55க்கே எதிர்பாக்குறாங்க. இல்லையா?
அது அவுங்க எப்டின்னா, ஒரு சில மக்கள பாத்தோன்னே, அவுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தினால திட்டணும். அப்படிங்கிற ஒரு இது தோரணை இருக்கும். ஸோ நம்ம நான் வடமாநிலத்தில வேலை பாத்தேன் ஆமா.
ம். ஓ! அப்போ மேலதிகாரின்னா, அவங்களுக்கு கீழ வேலை செய்யறவங்கள, கண்டிப்பா ஏதாவது ஒரு கொறை சொல்லியே ஆகணும். அப்போதான் அவங்க மேலே வந்து ஒரு பயம், அ அந்த பதட்டம், அ பக்தி அப்படின்றதெல்லாம் உருவாகும். இல்லையா? அதுக்காகவே டிசைன் பண்ணவங்க அவங்க மேலதிகாரிகள். புரியுது புரியுது.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. இப்போ அ சிம்பிளா சொல்ல போணும்ன்னா, மாடு மேய்க்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா, அது அந்த மாடு மேய்க்கிற வேலையவே வந்து வாழ்க்கை முழுதும் செய் செய்தவர்களுக்கு, அ "உனக்கு இதுக்கப்புறம் மாடு மேய்க்கிற வேலை இல்ல. மாடு மேய்க்கிறதுக்கு உண்டான இத வந்து வேற ஒரு இயந்திரம் செய்யுது" அப்டின்னா, அவுங்களுக்கு கை ஒரு மாரி முடியாது. அவுங்களுக்கு அந்த மாடு மேய்க்க மாடு மேய்க்காம இருக்க முடியாது. அதாவது மாடு மேய்க்கிறதுன்னு மட்டுன்னு சொல்லல. எந்த ஒரு வேலையையும் அவுங்க வந்து செஞ்சுட்டு இருந்த வேலைய நிறுத்திட்டு, நாளையில இருந்து உனக்கு இந்த வேலை இல்லன்னு சொன்னா, அப்டியே ஒரு மாரி இருக்கும். அவுங்களுக்கு படபடப்பா இருக்கும். அவுங்களால அதை விவரிக்கவே முடியாது. அதே மாரி தான் அந்த மேலாளர்களும்.
ம்ஹ்ம். கண்டிப்பா. <laughs> ஆஹ! இல்ல. புரியுது ஆ ஆ புரியுது புரியுது. நான் கூட சரி மா அதுதான் அதுதான். மாடு மேய்ச்சிட்டு, இப்போ ஒரு வேலை குடுத்தோன்னமே, ஓகே இப்போ மாடுக்கு பதிலா இவுங்க இருக்காங்க. இவுங்கள வந்து மெரட்டுவோம். அப்படின்ற மாரி ஒரு ஒரு ஒரு கருத்த பதிவிடுறீங்களோன்னு யோசிச்சுட்டேன். 1 செகண்ட்ல இல்ல வேற மாதிரி நீங்க சொல்லிருக்
அவுங்கள மேய்ச்சாகணும், அவுங்கள திட்டனும் இல்ல. இவுங்க யாரையுமே கு இவங்க யாரையுமே கொற சொல்லல நானு. ஆனா இவுங்க மேலாளர்களோட தாக்கம் எப்படின்னா? மனசுல இருக்கற கருத்துக்கள் என்னான்னா? நம்ம கீழ இருக்கற அத்தன பேரையுமே நம்ம திட்டனும்!
ம். ம்ஹ்ம்.